ஆமா.
ஆ, சரி, சரி.
அதே மாதிரி அந்த இடத்துக்கு நல்லா பழகுனவங்க தான் வந்து வண்டி ஓட்ட முடியும்.
ஓ! அதுவும் இருக்கு. ம்.
எல்லாராலையும் வந்து ஆமா. மலை ஒட்டுல. ஒரு பக்கம் வந்து பள்ளத்தாக்கு, அருவி ஓடிட்டுருக்கும் பள்ளம், இந்த பக்கம் மலை. எப்போ வந்து மலை சரியுனே தெரியாது. அந்த மாதிரி ஒரு
காடுகள்லாம் இருக்கா? காடுகள் அதிகமா இருக்குமா?
ஆமா, ஆமா. இது இந்த மலைக்கு மேல முழுக்க முழுக்க காடுகள் தான்.
ஓ! சரி. ஓ! விலங்குகள் நடமாட்டம்லா இருக்குமா? இரவு நேரத்தில பயணிக்கிறது, வந்து நமக்கு சேஃபா இருக்குமா?
ரொம்ப